"ஓ! ஆனா நான் கூட கேள்விப்பட்டுருக்கேன். இந்த மதுரை ஊர்லலாம் பார்த்திங்கன்னா, ஆத்துல கள்ளழகர் எறங்கும்போது கூட்டமான கூட்டம் வரும்" அப்டின்லாம் கேள்விப்பட்டுருக்கேன். சரி அப்ப அந்த மாரி கூட்டு போறீங்க கொழந்தைங்கள, அங்க உங்க பெரியவங்க வந்து வீட்டு பெரியவங்க, அந்த கொழந்தைங்களுக்கு என்ன மாரி உணவ பத்தி சொல்லித் தர்றாங்க?
ஆ. ஆ. உணவு முறை கொழந்தைங்களுக்கு வேற இல்லயா? இப்ப கொஞ் சின்னதா இருக்காங்க மசிச்சுதான் குடுப்போம். இருக்கிறது இட்லி சாம்பார் இந்த மாதிரி தான் குடுப்போம். ஆனா, எலை போட்டு எப்படி பரிமார்றது? வந்தவொன்னே என்ன வைக்கிறது? வச்சு இலை போட்டவொடனே என்ன வைக்கிறது? உப்பு வைக்கணும். அவங்களுக்கு ஸ்வீட் ஏதாவது குடுக்கணும். அவங்க வந்த உடனே தண்ணி குடுக்கணும். அந்த மாதிரி உணவு முறைகள்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. ஒரு பாரம்பரிய உணவுகள்லாம் முயற்சி பண்றோம். அ இந்த மாதிரி பெரிய பெரிய விழாக்களுக்கூட. ஆனா, வந்து அது அவ்வளோவா கை குடுக்கல.ஏனா நமக்கு எளிதா இருக்கிறதே சாம்பார் அந்த மாதிரிதான் இல்லையா? சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல் அதான் நமக்கு எளிமையா இருக்கு. செய்யறதுக்கு அது இயலு ஈஸியா இருக்கிற மாரி இருக்கு. அதனால அத ம்.
ம். ம். ம். ஓ! பரவாயில்லையே. ஓ! ம். கரெக்ட், கரெக்ட். கண்டிப்பா. ஆமா. அது, சரி உ உங்களுக்கு ஈசியா இருக்கு அப்படி செய்றேன்னு சொல்றீங்க. ஆனா அந்த கொழந்தைங்க அத பாலோ பண்றாங்களா?
இல்ல அதே க ச ச சாம்பார் சாப்பாடுலாம் சாப்பிடுவாங்க. இந்த நான் இது எனக் நா போய் திருவிழா காலங்கள்லேயோ, பண்டிகைகள்லேயோ நான் போகும்போது என்ன சமைக்கிறோமோ, அதுதான் அவங்களும் சாப்பிடுவாங்க.
ம். பரவால்லை, ஏனா ஒரு சில கொழந்தைங்க எனக்கு "இதுதான் வேணும்ன்னு" புடிவாதம் பிடிக்கிற குழந்தைங்கலா இருப்பாங்க இல்லையா?
இல்ல இந்த மாதிரி அடம் பிடிக்கிறதுக்குலாம் நாங்க சொல்லி தரல. <snorts> சொல்லி தரலங்க ,அவங்களுக்கு அது வரல இயல்பாவே வரல. ஆ, அதுதான்.
<laughs> பரவால்ல, அப்போ ரொம்ப நல்ல விஷயம் தான். ஒரு கொழந்த பிடிவாதம் பிடிக்கலங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா?
ஆ, இல்ல, இல்ல. அந்த மாதிரி இதுவரைக்கும் இல்ல 7 வயது முடிய போகுது. இதுவரைக்கும் அந்த பிடிவாதமா நான் "இத சாப்பிடவே மாட்டேன். இது வாங்கி குடுத்தா தான் இது பண்ணுவேன்" அப்படிங்கிற மாதிரி பிடிவாத குணம் இல்ல.
ஆ. ம் ம்.

அதுதான். அதுவே ஒரு பெரிய கத மாரி இருக்கும். இல்லையா? ஏன்னா, எங்க ம் பாட்டி கூட என் பா எ என்னோட பாட்டி, என் மகனுக்கு சொல்லிக்குடுப்பாங்க, அந்த இதெல்லாம். "நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தோம்." ம்.
ஆ. அதான், அதான். அதான். எவ்வளோல்லாம் கஷ்டப்பட்டாங்க? எப்படி இங்க சுதந்திரம் கிடைச்சது? இந்த காற்று எவ்வளோ சுதந்திர காற்று சுவாசிக்கிறதுக்குள்ள எவ்வளோ உயிர்கள்? எவ்வளோ அடி? எவ்வளோ இழந்துருக்கோம்? அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ஆ. சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனாலயோ என்னவோ, யாரும் எதுக்கும் கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு என் கொழந்தைக்கு இயல்பாவே கொஞ்சம் வந்துருச்சு.
ம். ம். ஆ. பெரிய விஷயம். ஆ. பரவாயில்லையே! ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. தாத்தா, பாட்டி சொல்லி கேட்குது. இல்லையா? அந்த குழந்தை. ஆ.
ஆ. இல்ல, தெரியல. "யாரும் யாரையும் என்ன பண்ண கூடாது? கண்ட்ரோல் பண்ண கூடாது, கம்பெல் பண்ணக்கூடாது." அப்படிம்பான்.
ஆ, ஆ. பரவாயில்லையே! என்ன வயதாகுது உங்க குழந்தைக்கு?
ஆ. 7.
ஆ. பரவாயில்ல. அப்ப நல்ல விஷயம் தான். இல்லையா! ஆ.
ஆ. அதுதான், நம்ம எப்படியோ ஒரு விதத்துல கற்பிக்கிறோம். ஆனா, அந்த வேர்ட வரும்போது தான், "அப்பா! ஏதோ புரிஞ்சுக்கிட்டாங்க."
ஆ. <laughs>
அப்படிங்கிற மாதிரி. "ஏன் இத சொல்ற? அப்படின்னா நீ சாப்பிட்டறதுக்காக இத சொல்றியா?" அப்படின்னேன். "இல்ல, இல்ல. யாரையுமே எந்த விஷயத்திலயுமே சொல்லக்கூடாதும்மா! நான் திரும்ப வந்து, நான் சாப்டுப்பேன்." ஆ. அப்படி அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப இல்ல, இல்ல. ந புரியாதுல்ல, எதுக்காக சொல்றாங்கன்னு. "நீ நிஜமா இதுக்கு தான் சொல்றியா?" அப்படின்னு நான் கேட்பேன். "இல்ல. நான் கொஞ்ச நேரம் அதே சாப்பாட நான் சாப்பிடறேன்மா!" அப்படின்பான்.
ஓ ஓ! சா அவரு சாப்பிடாம இருக்கறதுக்காக இந்த கத ஓடுது. ஆ. ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஆ, பரவாயில்ல. சரி! இப்ப இந்த சுதந்திர போராட்ட கதைகள்லாம் சொன்னாங்க, அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஒரு தலைமுறை பார்த்தீங்கனா, வந்து கோயில், அவங்களோட குலதெய்வம் இந்த மாரில்லாம் பேசுவாங்களா? உங்க அவங்க தாத்தா, பாட்டில்லாம்?
ம்ஹ்ம். ஆ மா.

அதான் நிறைய பேரு ஆ.
ஏனா இப்ப கோவிலுக்குலாம் போ கோவிலுக்கு போறீங்க, கோவிலுக்கு போனா இப்படி தான் இருக்கனும், அப்படினுலாம் சொல்லிக் கொடுப்பீங்களா?
ஆமா. அவங்க நல்லா அழகாவே தியானம் பண்ணுறதுக்கு உட்காருங்கன்னா, எத்தனை முத்திரைகள்லாம் இருக்கு, எவ்வளோ நேரம் இங்க உட்காந்துருக்கணும், சுவாமி மொதல்ல கும்பிடணும், யார மொதல்ல கும்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு தெளிவா சொல்லுவாங்க அதெல்லாம்.
ஆ. பரவாயில்லையே. ஓ! கொ நீங்க எல்லாமே சொல்லிக் கொடுத்து இருக்கிங்க உங்க குழந்தைக்கு.
இல்ல நம்ம போம்போதே பார்க்குறது தான் இல்லையா, நம்ம போம்போது பார்க்குறாங்க, நம்ப கூடயே இருக்காங்க சின்னதுலேருந்து மடியில உட்காந்துருந்தாங்க, இப்போ தனியா உட்காருறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம்.
ஆ. கண்டிப்பா. அவ்வளவு தான் அவ்வளவுதான், அதான் நீங்க பண்ணுறத அப்படியே உங்க ஆ குழந்தை அப்படியே பின்பற்றி செய்றாங்க இல்லையா?
நம்ம பார்த்தே கத்துக்கிறாங்க. அவ்வளோதான்ப்பா, இப்போதைக்கு அதுதானே, நடக்கிறது. வயதாகும்போது தான் ஏன், எதுக்குன்ற கேள்வி இன்னும் வரும் போல இருக்கு.
ஆமாம்மா கண்டிப்பா. இது <laughs> கண்டிப்பா இப்பவே இந்த குழந்தைகளுக்கு இதை ஏன் பண்றீங்க, இதை எப்படி செய்றீங்கனு கேள்வி வருமா?
ஆ இப்பயே நிறைய வரும்னு தான் நினைக்கிறேன், என் பிள்ளை ஆனா கேட்குறதில்ல, எங்க அப்பா அம்மா செய்றது, தாத்தா பாட்டி செய்றது இந்த பக்கமா இருக்கட்டும், அந்த பக்கமா இருக்கட்டும், எப்படி பேசணும், அ 2 பேருக்கும் எப்படி மரியாதை கொடுக்கணும், அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கும்போது, எனக்கே ஆச்சரியமா இருக்கும், இங்க யாராவது எத சொன்னாலும் அது அந்த வீட்டோடது, இங்க சொல்லக்கூடாது அப்படிம்பான்.
ஆ. ம். ம். ஆ. ஓ <laughs> பரவாயில்லையே சரி.
சில பெரியவங்க கிட்டலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குல, நாம் ஏதாவது பேசும்போது அவங்க கேட்டுட்டா கூட, இல்ல நடக்கும்போது அவங்க இருந்துட்டா கூட, அவங்க சொல்லுவாங்க, அங்க போய் சொல்லக்கூடாது தாத்தா பாட்டி கிட்ட, அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவாங்க.
ஆமாம், ஆமாம். கண்டிப்பா. ம். <laughs> பரவால்லையே.
நான் சொல்லவே மாட்டேன், இது இந்த வீடு, இந்த தாத்தா வேற, அந்த தாத்தா வேற, அப்படிம்பான்.
<laughs> தாத்தா வேற <laughs> பரவாயில்ல ரொம்ப தெளிவா இருக்கா குழந்தை இல்லையா, சரி ஒரு தெ ஒரு ஆ அதுதான் சொல்றேன், ரொம்ப தெளிவான குழந்தையா வளர்த்து வச்சிருக்கிங்க, அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ பார்த்தீங்கனா, ஒரு திருவிழா வருதோ, இல்ல ஒரு பொங்கல் தீவாளி பண்டிகை வருது, இதெல்லாம் எப்படி கொண்டாடனும், என்னென்ன பண்ணுறோம், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்களா உங்க குழந்தைக்கு?
ஆ. இல்ல சொல்லம்போது தான் தெரியுது. ஆமாங்க. இப்போ தீபாவளிலாம் ஏன் வந்து, அ இந்த மாரி பட்டாசு வெடிக்கிறோம், இதுக்கு வந்து இறந்தது தான் காரணமா, அப்படிங்கிற மாரி என் மாமனார் சொல்லித் தருவாங்க, நான் சொல்லுவேன். நான் ஒரு காரணம் சொல்லி தருவேன். <chuckles> ஏன்னா இந்த இந்த இதில வந்து நிறைய பனி, நிறைய பூச்சிலாம் இருக்குமா விளக்குகள்லாம் நிறைய ஏத்தணும்ல, அந்த மாதிரி ஏத்த ஏத்துறதில்லை இப்போலாம் நம்ம, இங்கேலாம் நிறைய வந்து கட்டிடமா இருக்கா, விளக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லையா, அதனால தான் பட்டாசு, அப்டி
ம். ஆ. <laughs> சரி ஆ. ஆமா. அ.